நம்ம எப்பயுமே நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைகள்ட்ட வந்து, மொதல்ல நம்ம உருவாக்க வேண்டிய ஒரு விஷயன்னு, சில விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள்ன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஒரு நல்ல ஒழுக்கம். அதுபோக, அவங்களோட நமக்கும் அவங்களுக்குள்ள ஒரு, நல்ல பிணைப்பு. அதுபோக, நம்ம மேல அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கைய வளர்க்கணும். இந்த மூணுமே ஒரு அடிப்படை குணங்களா இருக்கும். இது இதுக்கப்புறம் தான் மத்த படிப்பு எல்லா விஷயங்களும். அப்படி இ நம் அ நம்பிக்கை நம்மளாம் வள வளர்த்திருக்கும்போது, நம்ம ஒரு ஏதாவது விஷயங்கள கற்பித்தா கூட, அவுங்க இது தயக்கம் இல்லாம க கத்துக்கிடுவாங்க. அதிகமான கேள்விகள் கேட்க மாட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ம். ம்மா. ஆமாங்க. சரியா சொன் ஆ அதாவது, ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? "குழந்தையும் தெய்வமும் அ, குணத்தால் ஒன்று. குற்றங்களை ம மறந்து குற்றங்களை, மறந்துவிடும் மனசால் ஒன்று", இல்லங்களா? அ அப்படி இருக்கும்போது, குழந்தைகங்க கிட்ட, நம்ம வந்து எப்படி வந்து அவங்க நம்மல்லாம் செய்யுற தப்ப ஏத்துக்குறாங்களோ, நம்மளும் அவுங்க தப்ப மொதல்ல ஏத்துக்கனும்னு தாங்க நான் நம்புறேன். ஆ <laughs> ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா வந்து, ஒரு குழந்தை வந்து, நீங்க உங்க உங்க குழந்தை உங்ககிட்ட வந்து, ஏதாவது ஒண்ணு வந்து சொல்லுது. "அம்மா, அம்மா, நான் உன்கிட்ட இது ஒண்ணு சொல்றேன். இது வந்து அப்பாகிட்ட சொல்லிடாத, யார்கிட்டயுமே சொல்லிடாத", அப்படின்னு ரொம்ப இதா சொல்லுது. அப்போ நீங்க வந்தவொடனே வந்து, அவங்க ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணிருதுன்னு வைங்க, இல்ல எங்கன்னா. ஏதாவது தெரியாம, ஏதாவது தப்பு செஞ்சுருச்சு, "அம்மா, யார்ட்டயும் சொல்லாதம்மா" அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்தவொடனே அவங்க அப்பாட்ட, "பாத்தீங்களா, உங்க பொண்ணு இப்படி பண்ணிட்டா" அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு எவ்வளளோ மனசு வந்து இதாகும்? அப்போ அவங்க நம்பிக்க உடைஞ்சிருதுல்ல?
ஆமாங்க. கரெக்ட். ம். அருமையா சொன்னீங்க. ம். ஓஹோ! ம். சரி. ம். கண்டிப்பா. அது சின்ன ஒரு ஏமாற்றம்னாலும், அவங்களுக்கு அது பெருசா தெரியும். "என்னடா இது, நம்ம சொன்னத செய்யாமவுட்டாங்க இதுலையே" அப்படிங்குற மாரி, இல்லயா?
ஆமாங்க. அவங்களுக்கா இருந்தாலும் சரி, நமக்கா இருந்தாலும் அப்படிதானங்க? அப்போ, அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு ஒரு ஏதாவது ஒரு ரகசியம் சொன்னாங்கன்னா, மொதல்ல வந்து அத மனசுல வச்சக் வச்சுக்க பழகணும்.
கண்டி சரிங்க.
ஆ, இப்ப இன்னும் நிறைய விஷயங்கள், இந்த இப்போ என்னுடைய பொ என்னோட பொண்ணுகிட்டருந்து நான் நிறைய விஷயங்கள் நான் படிச்சுட்ருக்குறேன். இது நான் நேத்தைக்கு என்னுடைய கணவரும், குழந்தையும் "வீட்டு பாடம் அ சொல்லிக் கொடுங்க" அப்டின்னு நான் சொன்னேன்.
அஹா. சரி.
அந்த வீட்டு பாடம் வந்து சொல்லி குடுக்கும்போது, அ அப்பா வந்து பேசிட்டிருக்கும் போது நடுவுல, நடுவுல, நடுவுல பொண்ணு பேசுது. எப்டின்னா வந்து, அவரு ஒண்ணு சொல்லி கொடுக்குறாரு. இந்த கடிகாரத்துல எப்டி நேரம் பாக்கணும், அப்படிங்றத சொல்லிக் குடுக்குறாரு. அப்ப அதுக்கு நடுவுல, "அப்பா அது இப்டி தானே? அப்பா அது அப்டிதானே?" அப்டிங்ற மாரி கேக்குது. அந்த கேக்கும்போது, அவருக்கு கோவம் வந்துருது உடனே, அப்ப அடுத்தபடியா என்ன ஆகுது? "பாத்தியா நீ புள்ளைய வளக்றதே சரியில்ல" அப்டிங்ற மாரி இந்த பக்கம் திரும்பிரும். அதே மாரி அந்த குழந்த மேல வந்து ஒரு கோவம் காமிக்கிறாரு. நீ ஏன் இப்டி வந்து உனக்கு கேட்கறதுக்கா ஒரு பொறுமையும் இல்ல? நீ அப்டி, நீ இப்டின்னு பேசும்போது, அது என்னாயிருது குழந்தைங்க மனச உடைச்சுருது. "சரி, இவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு, நமக்கு வந்து ஒரு இது, ஒரு ப்ரயோஜனமும் இல்ல." அந்த மாரி அந்த நம்பிக்கயும் உடைச்சுருது, மனசையும் உடைச்சுருது. அந்த அதாவது அந்த பிஞ்சு மனசுல நஞ்ச வதைக்கிற மாரி ஆயிருது அந்த வயசுல. "சரி, இந்த உலகத்துல யாரையுமே நம்பக்கூடாதுரா" அப்டிங்ற மாரி ஆயிருது. அப்போ
அஹ். சரி. சரி, சரி. அஹ், கண்டிப்பா. ஓ! ஆனா, அது எப்டி? அத வீட்ல இருக்றவங்க, மத்தவங்க சப்போட் பண்ணணுல இதுல.
அதேதாங்க. அந்த இடத்தில நான் முக்கியமா சொல்ல வரது வந்து, நம்ம எல்லாரையும் எதிர்பாக்க முடியாது. என் குழந்தையை வளர்க்குறதுக்கு வந்து, இந்த ஊரே வந்து உதவணும்ன்னா, முடியாது இல்லைங்களா?
கண்டிப்பா. நம்ம தான் பாத்துக்கணும்.
ஆமாங்க. அதுக்கு வந்து அப்பா, அம்மா. அதுதான் மெயினு. அது அவங்களுக்கு அதுதான் வந்து உலகம். அ அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே. அப்போ அந்த அப்பா அம்மா வந்து, அவங்களுக்கு வந்து அவுங்க பேசறதுக்கு கொஞ்சம் நேரம் குடுத்து, அவுங்க சொல்லி முடிக்கட்டும். அவுங்க சொல்லி முடிச்சதுக்கப்பறம் நம்ம திரும்பி பேசுவோம். குழந்தைங்கள வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரதுங்கிறது நீங்க இந்த கடல் அடக்கற மாரி.
சரி.
அது வ
ஆமா. அது, அது கொஞ்சம் கஷ்டம் தான்.
இல்லைங்களா? ஏன்னா, ஏன்னா அது என்னது அவங்க மனசு வந்து ஒரு பட்டாம் பூச்சி மாரி அப்படியே பறந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது. நம்ம இருந்தா சரி ர வ நம்மளே வந்து இப்ப வந்து ஒரு விஷயம் தியானம் பண்றோம். எல்லாம் செஞ்சு நம்ம ஏதோ கொஞ்சம் கொண்டு வரோம். அதுங்க வந்து இப்ப தான் வந்து உலகம் பாத்து, கொஞ்சம் சில வருடங்கள் தான் ஆச்சு, இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவுங்களுக்கு இந்த உலகத்த பாக்கும்போது, ஒரே வியப்பா இருக்குதாம். அவுங்களுக்கு நெறைய விஷயங்கள் படிக்கிறாங்க. அப்போ வந்து அவுங்க சொல்றதெல்லாம் வந்து நம்ம அவுங்க ச அனுபவங்கள் எல்லாம் நம்மகிட்ட பகிர்ந்துக்கனுன்னு ஆசப்படுறாங்க. அ அப்போ அவுங்க வந்து அது ஏதாவது நல்லது செஞ்சாலும் சரி, தப்பு செஞ்சாலும் சரி, இந்த வெளி உலகத்தில போம்போது, அவுங்க சொல்றத பொறுமையா, அதை படிக்க வைக்கிற விஷயம் இருந்தாலும் சரி. அவுங்க சொல்றத நம்ம பொறுமையா கேட்டுட்டு, அவுங்க ஏதாவது பேசிக்ட்டே இருந்தா கூட, அதையும் நாம பொறுமையா கேட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்தோம்ன்னா, அவுங்களுக்கு அந்த கேட்கும் திறமையும் வரும். நம்ம மேல ஒரு நம்பிக்கையும் வரும்.
ஆமா. கண்டிப்பா. <chuckles> அ. சரி. அருமையா சொன்னீங்க. இப்ப சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அ நான் வந்து என் கொழந்தைட்ட வந்து, அவங்க தப்பு பண்ணாலும் சரி, நல்லா பெருசா ஜெயிச்சாலும் சரி, ஒரே மாதிரி வந்து அன்பு காட்டுவேன். அதுவும் தப்பு பண்ட்டாங்க. இல்ல, ஏதாவது ஒரு ப பரிட்சைல தோல்வி அடைஞ்சிட்டா கூட, அந்நேரம் வந்து, இன்னும் அதிகமா வந்து, நான் பாசத்தை காட்டுவேன். ஏன்னா, அவுங்க அந்நேரம் தான், நம்மளோட பாசம் அவங்களுக்கு அதிகமா தேவைப்படும். அதுவே, அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கைய வளர்க்கும். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த மாதிரி எதுவும் பழக்கங்கள்?
நன்றிங்க. ஆ. நல்லதுங்க. ஆ மாங்க. அதாவது நீங்க நீங்க ரொம்ப ஒரு நல்ல அப்பான்னு தான், நான் சொல்லுவேன். அதாவது ஏன்னு கேட்டிங்கன்னா? இருக்கட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா? இப்ப வந்து, எ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எங்க அப்பா என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆதரவா இருப்பார், அப்பிடீங்கிற ஒரு இத குடுத்துட்டீங்க. அ ஒரு நம்பிக்கைய குடுத்துட்டீங்க, அந்த எடத்துல. நாளைக்கு வந்து இந்த உலகத்துல போகும்போது ஒரு சிறுமியா, ஒ இப்போ சிறுமியா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வந்து வாலிப வயசு. ப இன்னும் நெறைய. சின்ன, சின்ன இந்த மாரி யாரு ஏதாவது ஏதாவது ஒண்ணு வரத்தான் செய்யும் நமக்கு. புள்ளை நம்மளே வளர்ந்த போது அப்படி தான இருந்துச்சு. ஆ அப்படி இருக்கும்போது, எதுவா இருந்தாலும் என்னுடைய அப்பாகிட்ட சொன்னா, எனக்கு வந்து இதுக்கு ஒரு முடிவு கெடைக்கும். அப்பிடீங்கிற ஒரு நம்பிக்கை அந்த எடத்துல வளரதாங்க செய்யுது.
நன்றிங்க. ஆமாமா. கண்டிப்பா. கண்டிப்பா. இ இ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகள வந்து அ, நம்ம எப்பயுமே நமக்கு இருக்கிறோம். நான் ஒருத்தன் இருக்கிறேங்கிறத ஒரு காட்டணும், இல்லையா? அப்பனா தான் அவங்க வந்து, சின்ன, சின்ன விஷயங்கள் செஞ்சு அது தோல்வி அடைஞ்சாலும், வெற்றி அடைஞ்சாலும் நம்மட்ட வந்து சொல்லுவாங்க.
அ, அஹ. சொல்லுங்க.. ஆமாங்க. அத நிறைய பேரு இப்போ செய்யாதனால, நீங்க பாருங்களேன், நான் இப்பவும் மறக்க மாட்டேன். எத்தன குழந்தைங்க வந்து சின்ன, சின்ன தோல்விகள் பின்னே ஒன்னும் இல்ல, இந்த வாலிப வயசாகும்போது காதல் தோல்விகள், பரீட்சைல தோல்விகள். இது எல்லாத்துக்குமே வந்து தவறான முடிவுக்கு போயிடுறாங்க.
ம். கண்டிப்பா, எல்லாம் ஜெயிச்சவங்களே நிறைய விஷயங்கள்ல பிரச்சனைகள பார்க்கறாங்க, வாழ்க்கையில. வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாமல்லாம் இருக்கவே செய்யாது, இல்லையா?
ஆமா, இல்லைங்களா? அது இன்னு இன்னொன்னு சொல்லணுனா வந்து, நீங்க உங்களுடைய அனுபவங்கள அந்த குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. இ இப்போ ஒரு அ, குழந்தைக்கு அப்பாவோ, அம்மாவோ ஆகணும்னா சு உண்மையா ஓ ஒழுங்கா சொல்லணுனா, இந்த காலத்துல வந்து நம்ம எப்படியா இருந்தாலும், ஒரு 25, 30, 35 கூட ஆயிருது இப்பல்லாம். அப்போ அந்த முப்
ஆமா. அதாவது அந்த கதைகள சொல்லலாங்கிறீங்க, அதையே. அதாவது அவங்க கடந்து வந்த பெற்றோர்கள் கடந்து வந்த க ஒரு கஷ்டமான காலத்த கூட, ரசிக்கிற மாரி சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ற விஷயத்த சொல்லலாங்கிறீங்க, இல்லையா நீங்க?
ஆமாங்க. அதாவது நீங்க எப்படி வந்து அத என்ன சொல்றது, கதைகள்ல வந்து நீ நீங்க எப்படி வந்து அ, எ, கஷ்டப்பட்டீங்க, நீங்க உங்க அனுபவங்கள் என்ன? அந்த அனுபவங்கள் வழியா நீங்க படிச்ச பாடங்கள் என்ன? அதெல்லாம் சொல்லும்போது, அவுங்க கண்டிப்பா வந்து அவுங்களுக்கு கேட்கறதுக்கான ஒரு பொறுமை இருக்கும்போது, அவுங்களுக்கு வாழ்க்கைலயும் ஒரு நம்பிக்கை வரும். உங்க மேலயும் ஒரு நம்பிக்கை வரும்.
சரி, சரி. கண்டிப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா, இப்ப அனுபவமே சிறந்த ஆசான்னு அவங்களுக்கும் சொல்லணும் இல்லையா? நீ இத தப்பா பண்ணேனா, இத ஒரு அனுபவமா எடுத்துக்கன்னு, சொல்லி வைக்கணும். ம்.
ஆமா. ஆமாங்க. இப்போ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க உங்க கொழந்த வந்து தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி நீங்க ஒரு ஆதரவா இருக்கீங்கன்னு. இப்போ, இந்த எடத்துல வந்து நான் வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வர்றது நெறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, "இந்த இதுல இந்த பரீட்சையில, நீ நல்ல மதிப்பெண் எடு. உனக்கு நான் இத வாங்கிதரேன்" அப்டின்னு சொல்லிருவாங்க.
சரி. ம்ஹ்ம். சரி.
இல்லைன்னா "இன்னைக்கு ஃபுல்லா நீ நல்ல புள்ளையா இரு. உனக்கு நான் வந்து ஏதாவது ஒண்ணு சாயந்திரம் நீ வரும்போது, உனக்கு புடிச்ச தின்பண்டமோ, ஏதாவது ஒண்ணு வாங்கி வக்கிறேன், செஞ்சு வக்கிறேன்." அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா க
ஆனா, இது ரொம்ப இது இப்டியே தொடர்ந்து பண்ணாங்கன்னா, அது ஒரு பிளாக் மெய்ல் பண்ற மாரி மனநெலைக்கி போயிற மாட்டாங்களா, கொழந்தைங்க?
இல்லை. அதாவது இது வந்து தொடக்க நிலையில, அவுங்களுக்கு நல்ல வழக்கங்கள கொண்டு வரதுக்கான ஒரு படிதான் அது.
சரி.
ஆனா என்ன ஆய்றதுன்னா, அவுங்க குடுத்த வாக்க காப்பாத்துறது இல்ல. இந்த ஓ காலம் போற வேகத்துல அவங்களும் மறந்துட்றாங்க, அது கொழந்தைங்க மனசுல ஒரு வடு மாரி நின்றுது.
ம். அ கண்டிப்பா, சில நேரம், குழந்தைக சொல்லுவாங்க, நேத்து இத தான் சொன்னீங்க, நீங்க டெய்லி இத தான் சொல்றீங்க. ஆனா, செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்பாங்க, சின்ன விஷயத்த கூட.
அ, அது <chuckles> அ. ஆமாங்க, என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தடவ இந்த விஷயத்த திரு எனக்கு எப்பவுமே வந்து என்னுடைய குழந்தைங்க தான் ஞாபகம் வருவாங்க. ஏன்னா, எனக்கு இவங்க தான் உலகம். என் குடும்பம் தான் உலகங்குற மாதிரி, வாழ்ந்தவ நான் வாழுறவ நான். அ இறைவனுக்கு நன்றி. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து சின்ன என்னோடய ப சின்ன பாப்பா வந்து, என்ன பண்ணான்னா? அது எனக்கு இது வேணும் என்னமோ ஒண்ணு சொன்னா, ஒரு நேரத்துல. அ ஏதோ ஒரு இந்த டோனட் அப்படிம்பாங்க தெரியுமா? "அது வேணும்" அப்படின்னு சொன்னா, அது வேணும்ன்னு சொல்லவும், அன்னைக்கு என்னுடைய கைல வந்து காசு இல்ல
ஆஹ. சரி, சரி. அ. சரி.
அப்போ வந்து நான் ரொம்ப அழுதேன், என்னுடைய புள்ளகிட்ட. அது அது அதுவரைக்கும் வேல இருந்துச்சு. அதனால எனக்கு எல்லாம் இருந்துச்சு. அதனால சின்ன சேமிப்பில நெறைய போட்டு விட்டேன் தெரியாத்தனமா. அ ஆனாலும் சின்ன சின்ன காசெல்லாம் எனக்கு கெடைக்கும்போது என்னுடைய பிள்ளைக்கு எதாவது ஒண்ணு வாங்கி குடுத்துட்டுருந்தேன். அப்போ இந்த வேலையில்லா தருணம், அப்படின்னு வந்தபோது, என் குழந்தை இந்த மாரி கேட்கும்போது என்னால அத தாங்க முடியல. உண்மையிலயே அதாவது, எ எங்கிட்டே இருந்துட்டு இல்லன்னு சொல்றது வேற, ஆனா இல்லாமலயே வந்து நம்ம இல்லன்னு சொல்லும்போது அந்த உண்மையான கண்ணீர் வரும் பார்த்தீங்களா! ஆமாங்க. அந்த அந்த மாதிரி வந்து என் குழந்தைகிட்ட ரொம்ப அழுதேன் நானு. ஐயோ! அம்மா நம்ம அவ வ முன்னாடியே நான் வந்து மண்டி போட்டு நான் அழுதேன். எ நீயு நீ என்ன மன்னிச்சு அம்முன்னு மண்டி போட்டுட்டு அவ உட்காந்துட்ருந்தா, நான் அப்படியே மண்டி போட்டு அவ இல அவ அளவுக்கு நான் இறங்கிட்டேன். அவள கட்டி பிடிச்சிட்டு நான் சொன்னேன். அம்மாகிட்ட இல்லம்மா, நான் என்னம்மா பண்ணுவேன். நீ இப்படி கேட்டுட்டு அம்மாவால செய்ய முடியலையே! ன்னு நான் அழுதேன். ஐயோ! என் குழந்தையும் அழுதுட்டா, அந்த நேரத்தில. "ஐயோ! அம்மா ஒரு சின்ன டோனட் தானே அம்மா. அதுக்கு ஏம்மா வந்து இப்படி பண்ணுறீங்க? காசு கெடைக்கும் போது வாங்கி தாங்கம்மா." அப்படின்னு சொல்லிட்டா.
ம்ஹ்ம். சரிங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும், இல்லையா? அய்யய்யோ! ம். ம். அருமைங்க. ம்.
அ, ஆனா என்னாயிடுச்சு. <inhales> அ அதுக்கப்புறம் வந்து, கடவுள் புண்ணியத்துல வேற ஒரு வேலையும் கிடைச்சுருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மாசங்களுக்கப்புறம் வேற வேல கிடைச்சுருச்சு. வேல கிடைச்சிட்டு வந்து நான் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள். ரொம்ப முக்கியமான பொருள். அதுதான நம்ம ஃபஸ்ட்டு செய்வோம்? அந்த மாரி பொருட்கள்லாம் நான் வாங்கி போட்றதா அவ கவனிக்கிறா. அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு நாள் வந்து அவள வெளில ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போனோம்.
சரி, சரி. ஆமா. சரி, சரி.
இதெல்லாம் முடிஞ்சுதா, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து, திடீர்னு ஒரு நாள் வந்து, அவ ரொம்ப சோர்வோடு வந்தா பள்ளிக்கூடத்திலருந்து. <inhales> அப்ப வந்து நான் என்னமோ ஒண்ணு கேட்டேனே மறந்திட்டியே! அப்டின்னா...
ஆஹ.
ஏன்னா வந்து, குழந்தைங்க பாக்குது அந்த இடத்துல. நம்மகிட்ட காசு இருக்கா, இல்லையா அப்படிங்கறத கவனிக்கிறாங்க.
அ. கண்டிப்பா. ம்.
அ நானு கேட்டேனேம்மா, அப்போ எனக்கு காசு இருந்தா அத கொஞ்சம் வாங்கி தர முடியுமா? அப்டின்னு கேட்டப்போதுதா எனக்கே புரிஞ்சுச்சு. ஐயோ! குழந்தையோட நம்பிக்கைய உடைச்சுட்டேனே! நான் அன்னிக்கு வாங்கி தரன்னு சொல்ட்டு வாங்கி குடுக்கலையே! <inhales> அப்டின்னு சொல்ட்டு உடனே வந்து அ அத வாங்கி குடுக்க <chuckles> <inhales> ஆமாங்க. அதனால குழந்தைங்க எதாவது கேட்டாங்கனா வந்து, அத வந்து வாக்குறுதிய நம்ம காப்பாத்த வேண்டியது நம்முடைய கடமை! அப்டிங்கறது நினைக்கிறங்க.
அ. இப்ப திரும்ப ஞாபகம் வச்சு பண்ணீங்க. அ. கண்டிப்பா. இது போக நமக்கு நமக்கு எப்படி நம்பிக்கை வளருதோ அதேமாரி, தோல்வியிலிருந்து நம்ம நம்பிக்கை எதோ நம்பிக்கை மூலம் தான் மீண்டும் வர முடியும். அதேமாதிரி குழந்தைகளுக்கு இப்ப நா என்ன பண்ணுவேன்னா, சில நேரம் வந்து என் பொண்ணு வந்து பள்ளியில வந்து ஒரு அ முதல் அவ நல்லா படிப்பா. மெனக்கெட்டு படிச்சு எழுதுனாலும், பள்ளிகள்ல இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தேர்ந்தெடுக்குற விதங்கிறது வந்து ஒரு குறிப்பா 3 பேர் வந்து ஒரே லெவலல்ல படிக்கிறாங்கன்னா, அவங்கள 1 ஆள் சிறந்திருந்தாலும், அந்த 3 பேருக்கும், அப்பப்போ மாத்திக்கிட்டே உட்டுட்டு இருப்பாங்க. க்ளாஸ்ல 1வது இடம், 1வது இடம், 1வது இடம்னு.
அ. சரிங்க. ஓ, சரிங்க.
இவளுக்கு வந்து, அதனால அவளுக்கு புரியாது சின்ன வயசுனால. "நான் நிறைய மார்க் எடுத்தாலும், எனக்கு குடுக்கல" அப்பிடீம்பா. நான் அதான் சொல்லுவேன். "இத வந்து நீ வந்து, இத வந்து பெரிய உனக்கு ஒரு, டவுனா பார்க்காத. ஏன்னா இது வந்து அவுங்களோட விதத்துல, அவுங்க பார்க்குறது. அவுங்களுக்கு இப்படி தான் மாத்தணும்னு நினைக்கிறாங்க. உன்னோட நோக்கம் என்னங்கிறத மட்டும் நீ பாரு. நீ வந்து பத்தாம் வகுப்பு மதிப்பெண்ணையும், பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண்ணையும், முக்கியமா பாரு. இந்த தோல்வியெல்லாம் அங்கருந்து கண்டுக்கிடாத இயல்பானது", அப்பிடீன்னு சொல்லி குடுப்பேன். ஏன்னா, அதன் மூலம் அவளும் அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்துட்டு, அடுத்தடுத்த மாசத்துல அத பத்தி பேசமாட்டா.
ஆ, புரிஞ்சுது. ம். ம். ஆ. பார்த்தீங்களா, அப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அவுங்களுக்கு வந்து, நீங்க வந்து தண்டனை குடுக்காம, "ஒரு பாடம்", அப்பிடீங்கிற மாரி பேச்சு பேச்சிலேயே அவுங்க கூட உட்காந்து பேசி, அவுங்களுக்கு நீங்க சொல்லி குடுத்துருக்கீங்க, இல்லைங்களா? ஆனா நெறைய பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, நீ தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு, உடனே ஏதோ ஒரு தண்டனைய குடுத்துடுறாங்க. என்னமோ இவங்கள்லாம் செஞ்ச பாவத்துக்குல்லாம் தண்டனையே இல்ல. ரொம்ப எல்லாத்துக்கும் தண்டனைய வாங்கி, வாங்கி அவங்களுக்கு அப்ப தான் புரியும், இல்லைங்களா?
ஆமாங்க. ஆமா. <laughs> அந்த பேரன்ட்ஸ்லாம் அவுங்க எப்படி படிச்சாங்கன்னு போய், அவங்க அம்மாட்ட கேட்டா தாங்க தெரியும், உண்மை ஆக்சுவலா.
சரியா சொன்னீங்க. அதாவது, அவங்கலாம் வந்து என்னென்ன தப்பு பண்ணாங்க. அவங்க அப்பா, அம்மாலாம் எப்பிடி, மன்னிச்சாங்களா இல்ல, உண்மைலயே தண்டிச்சாங்களாங்கிறதை, அவங்க, அவங்க வளர்த்த அப்பா, அம்மா பட்ட கஷ்டம், அவங்கவங்க அ, வீட்டுல கேட்டா தான் தெரியும்.
ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற நெறைய பெ பெற்றோர்கள நானும் பார்த்துட்டேன். குழந்தைங்க வந்து ஒரு 80 மதிப்பெண் வாங்குறத கூட, ரொம்ப தவறான கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்க. சரியா படிக்கலங்கிற மாரி இதுலயே பார்க்குறாங்க. ஆனா, அந்த பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அவுங்க 35 மார்க்குக்கே திணறிட்டுருந்துருப்பாங்க. 50 மார்க்கு, 45 மார்க்லாம் எடுத்தவங்களா இருப்பாங்க. அவங்க ப்ரோக்ரஸ் கார்டை வாங்கி பார்த்தா தான் தெரியும்.
அ, ஆமாங்க. <laughs> அதான் சொல்லுவாங்க, தெரியுமா? இந்த விஜய் படத்துல சொல்லுவாங்க. ஏதோ ஒரு அப்ப தாத்தாவெல்லாம் வந்து, அந்த காலத்துல நான் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தேன் தெரியுமான்னு சொல்லும்போது, அந்த குழந்தை கையில அவருடைய மார்க் லிஸ்ட் இருக்கும். அப்போ தர்மசங்கடமான ஒரு சூழல். நம்ம அதாவது, "பூவே உனக்காக" நினைக்கிறேன், அந்த படம் பேரு. பாருங்க! அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, "இவ்வளோ பொய் சொல்றாங்களா, பெரியவங்க நம்ம கிட்ட?" அப்பிடீங்கிற மாரி, அந்த நம்பிக்கைய உடைச்சுருவாரு, அந்த தாத்தா, அந்த இதுல நம்பியார் சாரு. அப்போ அந்த அந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, நம்ம வந்து இ, முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமா இரு இருப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல தவறிட்டோம்னா, அதை புரிய வச்சுருவோம். அப்பிடீங்கிறது தாங்க என்னுடைய கருத்து.
ஓ! ஆ. அஹஹான். சரி, சரி. ம். கண்டிப்பா. கண்டிப்பா. இவ்வளோ நேரம் வந்து, "எப்பிடி வந்து நம்ம, குழந்தைகளுக்கு கிட்ட நம்பிக்கைய வளர்க்கணும். அ, அந்த நம்பிக்கைய நல்லா வளர்த்ததுக்கப்புறம், என்னென்ன விஷயங்கள, எப்படி எப்படி கத்துக் குடுக்கலாம்? வாழ்வியல் நெறிமுறைகள எப்படி புகுத்தலாம்?" அப்படின்னு சொல்லி, ரொம்ப அழகா பேசினீங்க. உங்களோட பேசினதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
ம். நன்றிங்க.